காலையில அப்படிங்குறது பாத்தீங்க. அப்படின்னா நம்ம வந்து அப்பதான் வந்து அவசர அவசரமா கிளம்புவோம். அவசர அவசரமா சாப்பாடெல்லாம் செய்ற மாதிரி இருக்கும். எல்லாமே அவசர அவசரமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள காலை வழக்கத்த கொஞ்சம் பத்தி என்கிட்ட சொல்ல முடியுமா?
கண்டிப்பாங்க. நீங்கச் சொல்ற மாதிரி எல்லாருக்குமே காலைன்றது வந்து ரொம்ப ஒரு பரபரப்பா பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லா வேலைகளா இருந்தாலுமே. ஏன்னா பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பள்ளிக்கா அனுப்புறதா இருக்கட்டும் அலுவலகத்துக்குக் கணவர் அனுப்புறதா இருக்கட்டும், இதே மாதிரி வந்து ஓடிக்கிட்டே இருப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காலையில வந்து நானே வந்து ஒரு 6 மணி போல வந்து எந்திரிச்சிடுவேன். எனக்குக் கைக்குழந்தை, அத கைக்குழந்தைன்னு சொல்ல முடியாது, ஒரு 2 வயசு பையன் தான் இருக்கான். அவன் எந்திரிக்குதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சிடும். ஏன்னா அவன் இருக்கிறப்ப வந்து தூங்கி எந்திரிக்கும் அப்ப நான் வந்து பக்கத்துல இருக்கணும். இல்லாட்டி அழுதுகிட்டே இருந்து அந்த அன்றைய நாளே வந்து எனக்கு ரொம்ப மோசமாவே அமைஞ்சிரும்னு சொல்லுவேன்.
ம். அச்சச்சோ! ரொம்ப கஷ்டம் தாங்க.
ஆமாங்க. ஆமா அந்த மாதிரிதான் போகும். அப்ப என்னனா, என்னோட வேலைகள். ஆனா எனக்கான ஒரு வேலை இருக்கும் பார்த்தீங்களா, அப்ப வந்து அவன் எந்திரிக்குதுக்குள்ள வந்து அந்த 1 மணி நேரத்துல நான் வந்து பண்ணணும்னு நினைப்பேன். ஏன்னா காலையில வந்து நம்ம முகம் கழுவி எல்லாம் வந்து பாத்ரூம் எல்லாம் முடிச்சுட்டு வெளிய வந்து எங்க வீட்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடி வீட்டில இருக்கோம். கொஞ்சம் ஓபனா இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துலயே மலைகள். அதாவது பாதி நம்ம ஒரு சைடு ஃபுல்லாவே வந்து மலைகள் இருக்கும். அது பார்க்கவே நம்மளுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நான் அதப் பார்த்துக்கிட்டே நிப்பேன். அதைப் பார்ப்பேன். அப்புறமேட்டு இந்தக் குருவி, குருவி, அ கிளி இதெல்லாம் வந்து பறந்து அந்த சவுண்ட் எல்லாம் கேட்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். ச்சே! நம் நம்மளும் இந்த மாதிரி கிளிகள் மாதிரி பறந்து இருக்கலாமே, மலைகள் மாதிரி இருந்திருக்கலாமேன்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு நிப்பேன். ஒரு
ஒரு பறவைகள் மாதிரி பறந்து போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கீங்க. அ ஆனா முடியாதே!
ஆ எந்த ஒரு கண்டிப்பாங்க கஷ்டம். <chuckles> அதான் பிறவியா இங்க பிறந்துட்டுமே அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுங்க கஷ்ட நஷ்டமே இல்லாம வந்து ஜாலியா இந்த மாதிரி பறந்துகிட்டே இருக்குதுங்களே.
அப்படிதாங்க தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு அக்கறை பச்சை வந்து இருக்குங்க. இக்கற வந்து பாத்தீங்கன்னா இங்கயும் பச்சையா தான் தெரியும். தூரத்துல இருந்து பாக்கும்போது அதாவது வாழ்க்கையில 1,000 பிரச்சனைகள் அது சமாளிச்சிட்டு இருக்கோம். அதோட லெவல்க்கு.
<chuckles> ஆமாமா. ஆமா அது தெரியாது. நமக்கு அதப் பத்தின எதுவும் தெரியாது. ஆனா எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி நம்ம மேலே பறந்துகிட்டே போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நெறைய யோசிச்சேன். அப்புறம் மலைகளும் வந்து அதிகமா இருக்கும்போது ஒரு சில நேரத்துல வந்து நல்ல கிளியர்ரா இருக்கும் அந்த வானம். அப்ப வந்து நல்லா அழகா தெரியும். இப்ப அந்தப் பனி விதான் எல்லாம் இருக்கனால ஒண்ணுமே தெரியவும் மாட்டேங்குது. அது ரொம்ப கஷ்டம்
ஆமாங்க. ஏய்த்தாப்புல இருக்கு. வீடே தெரிய மாட்டேங்குது. நீங்க மலைகள் பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க. சரிங்க சந்தோஷம்.
<chuckles> அ இல்லங்க எப்போதுமே வந்து தெரியுமா? எனக்குக் கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸ்ஸா நம்ம என்னாதான் இந்த இரவு சண்டை கிண்டே எல்லாமே இருக்கும். அப்ப இந்த மாதிரி நான் இயற்கைய வந்து நான் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு அதைப் பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன்னா அப்ப வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதுவே ஒரு காமன் நேரம் இந்த மாரி எடுத்தூக்குவேன் நானு அதுக்கப்புறமேட்டு இந்த வீடு வாக வீர எல்லதையுமே பூட்டிக்கிட்டு அப்பறம் எல்லாம் பால் எல்லாம் காச்சி வாச்சுறுவேன் அப்பறம் என்னான நான் வந்து முதல்ல செய்தி செய்தி இருக்கு பாருங்களேன் நியூஸ் ஆ நியூஸ் சேனல் இருந்து நான் போடுறான் ஒரு மண்நேரமாது பாக்கணும் அப்புடினு கண்டிபாங்க. ஏன்னா அந்த பாக்க எனக்கு பிடிக்கும் இதே ஊர்ல என்ன நடக்குது அது இந்த பாலிமர் நியூஸ் ஆ நாங்க போடவே மாட்டேன் கரண்டு துண்டம் அய்யய்யோ அதுல இருக்கறுது. எவன் கொலை பண்ண எவன் எவ கூட ஒடுநா இந்த மாரி ஒரு நெகட்டிவ் த வந்து அவிய்ங்க வந்து போடுவாங்க எப்பார்த்தாலும் அது பொது இதவே போடமாட்டங்க இவ வெளிநாட்டுல நாடக்குறதோ.
பரவால்லைங்க. ஆ. நம்மளும் வெளிநடைப்ப தெரிஞ்சு போண்டா சாமி அப்படின்னுட்டு. அச்சச்சோ! ஆ உங்களுக்கு இருக்குற திறமைக்கு நீங்க அப்படி பண்ண முடியுமா, ஒரு பறவை மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்ட உங்கள்ல போய்ப் யாராச்சும் கூண்டுக்குள்ள அடைக்க முடியுமா சொல்லுங்க? அதனால நாம வெளி உலகத்தை தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் எல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்க. ஆ. ஏங்க அப்படி? <chuckles> உங்க புடிச்ச செய்தி சேனல் என்னங்க?
அதுவந்து நியூஸ் இந்த மாரித பாப்பேன் அப்புறம் புதிய தலைமுறை இந்தமாரி பாப்பேன். அந்த பாலிமர் மட்டும் தொடவே அது வந்து கொஞ்சம் எனக்கு பயனுள்ளதா இருக்கும் நெறைய விஷியங்களும் தெரிஞ்சுக்குற மாரி இருக்கும் அந்த வப் செய்தி பாக்கரப்ப அதுக்குப்பறம் ஒரு 6 1/2 வரையும் வந்து நான் வந்து எனக்கு ஒரு குட்டி தொப்ப இருக்குனு சொல்லுவேன் அதுலருந்து சும்மா டடம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அத வந்து நான் வந்து நான் வந்து ஆடிக்கிட்டு இருப்பேன் அந்த நேரம் அது என்னக்கன நேரம்.
ம். சரிங்க. ஆமா. அந்தப் பாடல்கள் பாடல்கள் வந்து யார் போட்டுடுவாங்க? கணவர் போட்டுவாரா? இல்ல நீங்களே
அவுங்களா அய்யய்யோ என்னக நீங்க நான் த சொன்னேல நம்மள குட்ட குட்ட குனிய வச்சிட்டுதா இருபாங்க தவித்து இந்த மாரி வந்து ஏதுவும் பண்ண மாட்டாங்க நானே வந்து youtube இருக்கும் பாத்தீங்களா அத வந்து பாத்து ஆடிக்கிட்டு இருப்பேன் என் டி. வி போட்டு அது வந்து.
ம். ம். இத பாக்குற உங்க பையன் ஒரு உற்சாகத்துல அவனும் வந்து ஆடுவானா?
இல்லங்க. அதாங்க அவ 7 மணிக்கு குளி இத வந்து பண்ணிடுவேன். இல்லாட்டி அவ வந்து போட விடமாட்டான் டிவிய. அந்த ஜெசிபி இருக்கு பாத்தீங்களா? அத போட ஆரம்பிச்சிட்டானா <chuckles>
அடடடடா. ஆரம்பிச்சிட்டாருங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்க வேண்டியதா?
ஆமா. ஆ. 24 மணி நேரமும் எங்க வீட்ல அதுதாங்க ஓடும். எனக்கு கடுப்பா இருக்கும். ஓண்ணுமே பார்க்க முடியாது என்னால. இவனால வந்து இந்த டிவி வந்து அப்டியே ஓடிகிட்டே தான் இருக்கும். 24 அப்ப அதனால வந்து அவன் எந்திரிக்க முன்னாடி நான் என்னோட வேலைகள் இந்தமாரிலாம் ஆ எக்ஸர்சைஸ் நம்மளுக்கு பண்ண சோம்பேறியா இருக்கும். அதனால வந்து இந்த நடனத்தோட இருந்த உடற்பயிற்சி வந்து ஆட ஆரம்பிச்சிடுவேன். அது நம்மளுக்கு கொஞ்சம்
பரவால. இசையோடு கேட்கும்போது நமக்கு உடற்பயிற்சி செஞ்ச மாதிரி பெருசா தெரியாது. நாம பண்ணி முடிச்சிருப்போம்.
ஆமாங்க. அதே தான். ஆ அதேதான். அது ரொம்ப நல்லா இருக்கும். காலையிலே அந்த தேனீரோ, காஃபியோ இந்த மாரிலா வந்து நா குடிக்க மாட்டேன். எனக்கு அந்த பால் ஸ்மெல்லே வந்து புடிக்காது. அதுனால வந்து இந்த பட்டை, லவங்கு கொதிக்க வச்சு, அந்த தண்ணிய குடிப்பேன். இல்லாட்டி செம்பருத்தி அ பூவ போட்டு அத கொதிக்க வச்சு குடிப்பேன். இலலாட்டி ஆ. அஹ எதுவுமே போட மாட்டேன். சும்மா அது வந்து ஒரு டெஸ்ட்டுமே இருக்காது. அந்த தண்ணி வே தண்ணியோட சுவையில தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு நா மனம் மட்டும் லைட்டா இரு ஆமா. கலரும், மனமும் மட்டும் மாறி இருக்கும். மத்தபடி தேனோ, எதுவோ போட மாட்டேன். எ அது ஒரு நல்லதுன்னு சொல்ல்றாங்களேன்னு அது வந்து பருகிகிட்டு இருக்கேன். இதுதான் நடக்கும். 7 மணி ஆன ஒடனே அவன் எந்திரிச்சிடுவான். அவன் பக்கத்துல போய் இருந்துட்டு, அவன ஆரவணைச்சு, சீராட்டி அப்புறம் மெதுவா கூட்டிட்டு வந்து அவனுக்கு பால்லாம் குடுப்பேன். அப்புறம்மெட்டு அவனுக்கு ப்ரெஷ் பண்ண வந்து இப்ப தான் பழகிட்டி இருக்கான். <chuckles> அதுவே போராட்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட கணவருக்கான வேலைகள் வந்து தொடங்க ஆரம்பிச்சுரும். அவரு வந்து என்ன பண்றேன்னா, இப்ப வந்து இந்த டயட்ன்னு கூடிய ஒரு அட்டவணை மூலியுமா தான் வந்து ஒரு உணவு தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நமக்கு ஆ.
ம். சர்க்கரை போடுவீங்களா? போட மாட்டிங்களா? ஓ. கலர் மட்டும் மாறி இருக்கும். ஓ. அப்பனா வேலி பளு வந்து உங்களுக்கு அதிகமா இருக்குமேங்க. நார்மல்லா சாப்பிடுற நம்ம சாப்பிடறதும், அவரு சாப்பிடறதும் வேற மாதிரி இருக்கும்.
கண்டிப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சாப்பிடுற கூடிய உணவாவும் இருக்கும் அவுங்க இதுல. ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கச் சொல்ற மாரி அ வேறு வேறா தான் இருக்கும். அப்படி பாக்குறப்போ என் நான் வந்து பெண்களா இருந்தாவே நம்ம அட்ஜெஸ்ட் பண்ணிட்டு போற ஆள் தானே. நான் வந்து ஏதாவது ஒரு பழத்தையாவது வெட்டி சாப்பிட்டுட்டு போயிடுவேன். என் பிள்ளை
ஒரு தியாகத்துக்குன்னே பொறந்தவங்க பெண்கள். அப்படி சொல்றீங்க. அது என்னவோ உண்மை தான்.
<chuckles> கண்டிப்பாங்க. ஆமா. அப்படியே தான் வாழ்க்கையும் ஓடிட்டு இருக்கு. <chuckles> அந்த மாரி தான் போயிட்டு இருக்கு. அ. காலையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவரு இந்த இரவே வந்து அந்த நட்ஸ், சீட்ஸ் இந்த மாரிலா இருக்கும் பாருங்க. ஊற வச்சிருவாரு. அதுல ஒரு பழ வாழைப் பழம் இல்ல அப்பிளோ ஸ்மூத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு இது மாரி சாப்பிடுவாரு. அது ஒரு இது குடிச்சிட்டு அப்புறம் இவருக்கான உணவு.
ஆமா. நீங்களும் குடிச்சிட்டீங்களா? இல்லயா? அவ்வளவு சத்தா இருக்குமே. நீங்களும் ஒரு குடுவை குடிச்சுப்பிங்களா? இல்லையா?
எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குதுங்க. அது பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. <chuckles> அது அதான் எங்க அம்மாவாவும் திட்டுவாங்க. எதுக்கு இவ்ளோ வேலை பாக்குற, அது கொஞ்சம் தெம்பு வேணாமா நீயாவது குடி அப்படின்னு திட்டுவாங்க. ஆ.
ஆமாங்க. செய்யும்போது அது தெம்பான ஒரு விஷயம் தானா? குடிச்சுக்கிட்டா வந்து 2 பேரும் சமாளிக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு தெம்பு வரும் இல்ல.
<chuckles> நல்ல விஷயம் தான். எனக்கு அத பாக்க ஒரு மாதிரி இருக்குங்க. அது தான் எனக்கு வந்து குடிக்க ஒரு மாதிரி இருக்கு. வாழைப் பழம் ஸ்மெல்லும் புடிக்காதா, அதனால சாப்பிட மாட்டேன்.
அப்பிடிங்களா! சரி. சரி, சரி. வேற என்னென்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க.
ஆம். அது என்ன? ஆ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவரு இவருக்கான உணவுகள் வந்து நான் பண்ணனுமா! அப்போ வந்து ஒரு சில நாள் வந்து ஒரு சுலபமான ஒரு மெத்தேடா கூட இருக்கும். என்னன்னா அந்த பேன்கேக்லாம் இருக்கும் பாருங்க. அதெல்லாம் வந்து பண்ற மாதிரி இருக்கும். எப்பிடின்னா ஆப்பிள் அ 2 முட்டை. அப்புறம் ஜோவர் அதாவது சோளம் மாவு. அந்த கான்ஃபிளவர் மாவு கிடையாது. சோளம் சொல்லிட்டு இருக்கும் பாத்தீங்களா! ஆ, ஆ, ஆ அந்தச் சோளம் அந்த மாவு ஒண்ணு இருக்கும். அதையும் கொட்டிட்டு தேன், ஆப்பிள், ஆம், அப்புறம் இல்ல ஓட்ஸ் இல்லாட்டி கூட ஓட்ஸ போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சுட்டோம்ன்னா, அது நம்ம ஃபேன்ல போட்டு எடுத்து, எடுத்து சுட்டம்னா அது ஒரு ஃபேனு. அதுல மேலாப்ல வந்து அ தேன ஊத்துனம்னா, அது தான் உங்களுக்குச் சாப்பாடுன்றமாரி இருக்கும். ஒரு நாள் அது.
வெள்ளை சோளம். அதையாச்சும் சாப்பிடுவீங்களா?
அய்யய்யோ! அது மு முட்டை போட்டு அது காம்போவே சரியில்ல <chuckles>
அட பாவமே! எத கேட்டாலும் இத சாப்பிட மாட்டேன்னா, அத சாப்பிட மாட்டேன். இவ்ளோ வேல பார்க்குற உங்களுக்கு என்ன தான் சாப்பாடு அத முதல்ல சொல்லுங்க. அவுங்க சாப்பாடுலாம் அந்த பக்கம் இருக்கட்டும். உங்க சாப்பாடு என்ன?
நான் வந்து மா நான் மாவு எனக்கு அரைக்கவும் தெரியாது. எங்க வீட்ல மா மெஷின் எல்லாம் வச்சிருக்கேன். அந்த க்ரைண்டர்லாம் ஆனா மேல கிடக்கு. அதனால வந்து கடைல ஆம்மா. <laughs>
ம். மேல பத்திரமா இருக்கு. அது பாட்டு இருக்கட்டும். உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி வச்சிருங்க. சரி.
ஆமாமா. ரொம்பவே சரிதான். அதேமாரி தான் அப்றோமேட்டு கடைல வந்து மாவு வாங்கிக்குவேன் ஒரு சில நாளு. இல்லாட்டி இந்தச் சப்பாத்தி பூரி அது 2 பேருக்கு எதுக்கு மெனக்கெட்டு போடுறதுன்னு சொல்லிட்டு என்னைக்காவது 1 நாள் வாரத்துல 1 நாள் இந்த மாரி போட்டுக்குவேன்.
ம். ம். கடவுளே கடவுளே. அ.
புட்டு புட்டேல்லாம் செய்வேன். அப்புறம் வந்து இந்த எனக்குக் கூழு வகையான இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த சிகப்பரிசி கூழு ஒரு நாள் பண்ணுவேன். கேழ்வரகு கூழு பண்ணுவேன். திணைல புட்டு இதெல்லாம் வந்து நான் செஞ்சு சாப்பிடுவேன். நானும் என் குழந்தைக்குக் குடுத்துக்குவேன். இவரும் வந்து அப்பப்ப வந்து சாப்பிடுவாரு. ஒரு சில நாள் வந்து அவரோட ஒரு அட்டவணையிலே வந்து இருக்கும் இந்த மாரி மில்லட் சொல்லிட்டு இந்த வரக அரிசி, உப்புமா, குதிரைவாலி அந்த புலாவு இந்த எல்லாம் அவங்க அதுலயே இருக்கும். அதையும் ஒரு நாள் வந்து நாங்க சாப்பிடுவோம். நல்லா தான் இருக்கும். அந்த அளவுக்குப் பெரிய ஒரு வேறுபாடு இல்லாம இருக்கும். ஆனா நல்லா தான் இருக்கும். அந்த இதுவும் உணவும்.
பரவாயில்ல. அதுல வந்து நீங்க சாப்பிட்டீங்க. நீங்க ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன்னு சொன்னவுனே அப்படியே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஒருவேள என்னட டயட்ன்னு சொல்லிட்டு ஃபுல் டயட்ட ஃபாலோ பண்றாங்களோ இவங்க அப்படின்னு நினைச்சிட்டேன்.
<laughs> <laughs> அந்த அளவுக்கு எல்லாம் தான். அவ்ளோ தான் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க நானு. <chuckles> நான் ஆல்ரெடி ஒல்லியா வேற இருப்பேனா? அப்பிடி தான் விழுந்து விழுந்து எனக்கு நிறைய அடிபடும். அந்த மாதவிடாய் கார காலங்கள் இருக்கு பாருங்க. என்னையா ஐயய்யோ! பாத்ரூம்ல பாத்துட்டு வர்றத்துக்குள்ள அந்த இது எடுத்துட்டு வர்றத்துக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்து தொப்பு தொப்புன்னு அடி மண்டையில இருந்து ரத்தம் எல்லாம் எனக்கு வந்து, இச் எல்லாம் பயங்கரமா இது சம்பவம்லாம் நடந்துருக்கு. வீக் தான். ஆனா என்ன பண்றது? ம்.
ஆமா. ஐயய்யோ! இப்ப வந்து வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க மாத்தி ஒரு புதுசா வந்து செய்யணும் அப்பிடின்னா, காலை வழக்கங்கள்ல வேற என்ன என்னெல்லாம் புதுசா அதுல கொண்டு வருவீங்க?
கண்டிப்பாங்க. முதல்ல என் குழந்தைக்கு அதுவே வந்து சாப்பிட வைக்கணும். அப்புறம் இந்தப் பல் வெளக்க வைக்கிறதுலாம் அவனோட வேலையா வந்து முதல்ல அத மாத்தணுன்னு நினைக்கிறேன். அவனோட வேலைய ம சுலபமா ஆயிடுச்சுனாகூட, அப்புறம் நமக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்ல. நம்ம உண்டு நம்ம வேலை. அந்தமாரி ஈசியா அவனப் பாத்துக்குறதுதான் ரொம்ப பெரிய வேலையா இருக்குது. ஏன்னா தனிமையா வேற இருக்கோமா? வந்து கஷ்டமா இருக்கு. வேற யார்ட்டயும் போவும் மாட்டிகிறான். நானே சமாளிச்சிட்டு, அவருட்டயும் போமாட்றான். வந்து நானே சாப்பாடு ஊட்ட அது ரொம்ப பெரிய வேலையா இருக்கு. அது தான் நான் முதல்ல மாத்தணும். <chuckles>
உங்களுடைய மனநிலைமையையும், உங்களோட வேலையையும் வந்து எந்த அளவுக்கு இது வந்து பாதிக்கும் உங்களுக்கு.
யாரு அந்த குழந்தை பண்றதா?
ம், ஆமாங்க.
ஆமாங்க. ரொம்பவே எனக்கு வந்து இந்தக் காலையில நம்ப நம்ம முன்னாடி இரவு இரவே வந்து இந்த மாதிரி திட்டமிட்டுருவேன் இந்த மாரி இதுக்குள்ள முடிச்சுடுனும் இந்த சமையல் எல்லாம் முடிச்சிருவேன். ஆனா வந்து அந்த என் பையன்னால அந்த வேலையை கெட்டு போயிரும் பாருங்க. அப்ப எல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு உச்சத்துக்குப் போயிருவேன் நானு என்னால பொறுக்கவே முடியாது. போய் படுத்துருவேன் நானு. என்னய ஆள விடுங்க. நீங்கச் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து படுத்துருவேன். அப்புறம் ஆமாங்க. என்னால தாங்க முடியாது. ஒரு இடத்துல அழுவேன். அப்ப ஒரு ஒரு நாள் வந்து என்ன ஆச்சு? எனக்குப் பொறந்தநாள் அன்னைக்கு நான் ஒரு ப்ளேன் போட்டு வச்சிருந்தேன். சீக்கிரமா நம்ம சமைச்சு முடிச்சு வெளிலலாம் கூட்டிட்டு போய்நம்ப எதாவது சுத்தி பாப்போம் அப்படின்னு நினைச்சேங்க. ஆனா என் பையன் எதுக்கு அழுதான் என்னன்னே தெரியலைங்க. ஒரே எனக்கு அழுகை தாங்க முடியல. அவன் அழுகை பாத்துட்டு நம்ம நினைச்சமே. இப்படி எல்லாம் நினைச்சோம். ஆனா ஏன் நமக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்குமான்னு சொல்லி அவன தூங்க வச்சு நான் படுக்கு. சர சர சரன்னு நடந்து கோயிலுக்குப் போய் அங்க போய் உக்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். <laughs>
அய்யய்யோ! அய்யோய்யோ! அவன இங்க வீட்ல தூங்க வச்சிட்டு யாருமே வீட்ல இல்லயாங்க?
இல்ல இல்ல அவரு இருந்தாரு அவரு இருந்தாரு. அவங்க தங்கச்சி வந்து இருந்தாங்க. அவங்க எல்லாம் இங்க இருந்தாங்க. வச்சுட்டு நான் போயிட்டேன். நானு. <laughs> எனக்கு ஒரே விரக்தி ஆயிடுச்சு. அப்போ எங்க போய் நம்ம உக்காருது நமக்கு. அது நமக்கு சாதகமா உள்ள ஆட்களும் யாரும் இல்ல. நம்மள புரிஞ்சுக்க கூட ஆட்கள். அது யாரு? நம்ம அப்பா அம்மா தான். அவங்களும் இல்லன்னு சொல்லிட்டு நேரா விறுவிறுன்னு நான் இந்தக் கோயில்ல போனதே இல்ல. ரொம்ப நாளாச்சு. அப்போ போய் நின்னுட்டு உக்காந்துட்டு அப்பக் கொஞ்சம் மனம் வந்து மனசு வந்து ரிலேக்ஸ்டு ஆச்சு. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு தான் நான் வந்தேன் வீட்டுக்கே. அப்பக் கூட இந்த மனிதர்கள் வந்து என்னை தேடல்லங்க.
அ. யாரும் கேக்கலையா? எங்க போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு தேடலையா உங்களை? 1 மணி நேரமா ஆள் தேட
தேடவே இல்லங்க. நான் போயிட்டு நான் வந்தேன். சரி என்னை வலை கொண்டு வீசித் தேடுவாங்கன்னு நான் நினைச்சுட்டு வரேன். எல்லாம் அதாது அது வேலைய பாத்துட்டு உக்காந்துருக்குது. ச்சே வேஸ்ட்டுன்னு நினைச்சுக்கிட்டேன். அதான்.
ஆமா, நானும் அதான் நினைச்சேன். ம், என் அ, அது சரி போங்க. நான் கூட ஐயோ தேடி இருப்பாங்களே 1 மணி நேரம் வந்து இந்த மேல போயி ஆளைக் காணுமே எப்படின்னா தேடி இருப்பாங்களே அப்படின்னு அப்படின்னு நான் நினைச்சேன்.
கண்டிப்பாங்க. நான் ஒருவேளை கிளம்பி கிளம்பி போறது எல்லாம் பாத்துட்டு நான் கோயிலுக்குத் தான் போறேன்னு நினைச்சுருப்பாங்களா? அவங்களோ என்னமோ.
ஆ, இருக்கலாம். அப்படியும் வாய்ப்பு
ம். ஏன்னா பொறந்த நாள் வேற இல்ல. அது பொறந்த நாளுன்ட்டு நான் காலையில அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன், "கோயிலுக்குப் போயிட்டு வரணும்." அதுக்குள்ள ஆனா, இங்க வந்து வே நான் வெஜ் எல்லாம் வாங்கி வெச்சிட்டா, அப்ப நமக்கு எப்படி கடுப்பாகுமா இல்லையா? குளிக்கல, கிளம்பல, எதுவுமே பண்ணலங்க. ஆனா, அவங்க சாப்பிடுறது நான் இத்தனைக்கும் நான் வெஜ் கூடச் சாப்பிடுற, ஆளும் கெடையாதுங்க. எல்லாமே அவர் அவர்வருக்குத் தேவைக்கு உள்ளது. வாங்கி வெச்சுட்டு, "ஏன் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குன்டு" எனக்கு ஒரு அந்த ஒரு ஆதங்கம் வேற.
கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால, வந்து நிம்மதி தேடி கோயிலுக்கு போயிருக்கீங்க நீங்க.
ஆமாங்க. ஆ, ரொம்ப விரக்தியா ஆயிடுச்சு. பேச, கலந்து பேசக் கூட ஆள் இல்லையா? "செரி என்ன பண்றதுன்னு" சொல்ல நான் பாட்டுக்கு விறுவிறுன்னு போயிட்டேன். ஆனா, சாயந்தரம் வந்து எல்லாமே கேக்கறாங்க. என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல்? அப்ப வேற அது கோவம் வந்துச்சு பாருங்க. உட்டுப் பேசி எடுத்துட்டேன் எல்லாத்தையும். யாரு எவரென்னு பாக்கல. அவங்க மாமா, அத்தை எல்லாம் வந்திருந்தாங்க. ஆனா, "வந்து எல்லாம் உங்க பையனை வந்து கேளுங்க. என்ட்டல்லாம் எதும் கேட்டுட்டு இருக்காதீங்க" அப்படின்ட்டு நான் கத்திட்டு உள்ள போயிட்டேன்.
ம். அச்சச்சோ! ம். அது செரி. ரொம்ப சந்தோஷம்ங்க, உங்கள்ட்ட பேசியது. காலை வழக்கம் காலை வழக்கம் வந்து இவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பாக்கவே இல்ல. ரொம்ப நன்றிங்க, உங்கள்ட்ட பேசினதுல.
<laughs> நீங்க ரொம்ப அழகா வந்து என்கிட்ட கேள்விகள் கேட்டீங்க. உங்களோடன் பேசியதற்க்கு நா மகிழ்ச்சியா இருந்தது. நன்றிங்க.